புரியுது, புரியுது. எப்போதாவது, நீங்க ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில இருக்கீங்க. ஒரு பெரிய பிரச்சனை. உங்களால வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ உங்களோட தோழிகளுக்கு ஒரு தொலைபேசிலயோ, இல்லைன்னா நேர பாத்து, பேசி, அத பகிர்ந்துகிட்டு, அந்த மாரி இருக்கும்போது, உங்களுக்கு அது எப்படி இருக்கும்?
ம். ம். நிச்சயமாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து குடும்பத்துலயும் சரி, எதனா ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, நான் வந்து கால் பண்ணி நான் சொல்வேன். "இதுபோல வந்து நடந்திருக்கு நம்ம வீட்ல. என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடில" அப்படின்னும்போது அந்த அளவுக்கு எ நம்ம வீட்ல இருந்தவங்க, எதனா சொந்தக்காரங்க வந்து, எதனா ஒண்ணு சொல்லும்போது, நம்மளுக்கே டென்ஷன் ஆவும். கடுப்பாகும். அப்படிலாம் இது பண்ணும்போது, நான் வந்து அவகிட்ட ஃபோன் பண்ணி பொலம்புவேன். "அதெல்லாம் ஒண்ணும் கெடையாது" அவ வந்து திடீர்ன்னு வந்து பாத்தீங்கன்னா, கான் கால் போட்ருவா. இன்னும் நான் எங்க கூட படிச்சவங்க பசங்க இருக்காங்கல்ல, குளோஸ் ஃபிரெண்ட்ஸு, அவளுங்களுக்கு கான் கால் போட்டு, அ "ஏய் இங்கே பாரேன்! பேமிலியே வந்து கலாய்ச்சுட்டு போயிருக்காங்க <chuckles> இவள"அப்படின்னுட்டு சொல்லும்போது, அப்ப அவ அப்டியே மைண்ட் செட்டயே மாத்தி விட்ருவா. பாரேன். நம் யா எ "எவ்வளோ பெரி எவ்வளோ பெரிய தலை வந்து நம்மள கலாய்ச்சி விட்ருக்காங்க. வா! எல்லாரும் வந்து ஒரு கட்டை ஒரு உருட்டுக்கட்டை எடுங்க. போலாம்!" அப்படின்ட்டு, ஒரு மைண்ட் செட்டே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜாலியாக்கிடுவாங்க. "அட பாவி! இதுங்க கிட்ட எமோஷனலாவே எதுவும் பேச முடியாது போலயே" நம்மளயே வந்து காமெடி பீஸ் ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்னா உண்மையா அதுதாங்க <chuckles> நடக்கும். ந நம்போ நம்ம அழுது நான்லாம் அழுதுட்டுலாம் போயிட்டு, கண் கலங்கிட்டு போயிட்டு ஒரு விஷயம் சொல்லம்போது, "வா மச்சான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் சரியா போயிடும்" அப்படின்ட்டு <tsk> அது போல காமெடிலாம் பண்ணி, எந்த அளவுக்கு நம்மள வந்து மைண்ட் டைவர்ட் பண்ண முடியுமோ, அதுபோலலாம் பண்ணியிருக்காங்க. அதுபோல கெடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க உண்மையா வந்து இந்த காலத்தில் பசங்க.
சரி. ம். ஆமாமா. அ ஆமா, ஆமா. <chuckles> ஓ! புரியுது, புரியுது. அதாவது விளையாட்டாக்கிருவாங்க உங்க கோவத்த. ம். <chuckles> புரியுது, புரியுது. ஆ, சரி சரி. ஆமா. இல்ல, இல்ல. நீங்க அதவிட எனக்கு உங்க கிட்ட ரொம்ப புடிச்சது, நீங்க எல்லார்கிட்டயும் நம்பிக்கையா பழகுகிறீங்க. நல்லா பேசுறீங்க. அப்டி இருக்கும்போது, உண்மையிலயே தோழு தோழிகள், தோழர்கள் வந்து நெறைய பேர் வருவாங்க. ஆனா, எல்லாருமே உங்கள மாரி இருக்க முடியாதுங்க. ஏன்னா, வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. அது திருமணம் ஆன அப்புறம் கூட அவுங்க தொடர்ந்து அந்த நண்பர்களோட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு விரிசலே வராது. ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா வந்து, அந்த பள்ளியில படித்தவங்களோட, கல்லூரி போன அப்புறம் மறந்துருவாங்க. கல்லூரி ப தோழிகள திருமணத்துக்கு அப்புறம் மறந்துருவாங்க. <chuckles> இப்டி தான் இருக்கும். ஆனா வந்து, உங்களுடைய நட்பு வந்து, நான் பா நீங்க சொன்னதை வச்சி பாக்கும்போது, ரொம்ப உண்மையானதாவும், ஆழமானதாவும் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால நீங்க எவ் அ நீங்க எவ்வளவு ஒரு கோவமான விஷயத்த போய் வந்து நீங்க சொன்னாலும், <chuckles> அவங்க உங்கள அப்படியே திசை திருப்பி, சிரிக்க வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு நீங்க உண்மையிலயே கொடுத்து வச்சிருக்கனுங்க. அப்புறம் ஆ வேற என்ன மாரியான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்குவீங்க? அதாவது ரொம்ப ரகசியமா இருக்கு. "இதை பகிர்ந்துக்கிட்டா நல்லாருக்கும். ஆனா வெளியே யார்ட்டயும் சொல்ல முடியாது" அந்த மாரி உங்க தோழிகள்ட்ட சொல்லுவீங்களா நீங்க?
ம். ம். கண்டிப்பாங்க. ஆமா. கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. நிச்சயமா, நிச்சயமா.